கேட்டுருக்கேன். புரியுதுங்க. அதாவது, இப்போ நீங்க சொல்ல, சொல்ல எனக்கும் ஞாபகம் வருது. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்கள்ல வந்து, இந்த குடியரசு தினம், விடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒ கொடி ஏத்துவாங்க, சாக்லேட் தருவாங்க, அப்படிதான் ஒரு ஆர்வமா இருக்கும். அதுக்காக தான் போற மாரி இருக்கும். ஆனா, இந்த மாரி பாட்டெல்லாம் கேட்கும்போது, அப்டியே நம்ம ரத்தத்திலேயே, அந்த தேசப்பற்று ஊறி, நம்ம வந்து, நாட்டுக்காக எல்லாத்தையும் பண்ணணுங்கிற, அளவுக்கு ஒரு உணர்ச்சி வசத்தை கொடுக்கும். இல்லைங்களா?ஆ.
ம். ம், ம். ஆ. அ, அ. நிச்சயமாங்க, அது வந்து, பள்ளிகள்ல இருந்து தான் வரும்ங்க. இப்ப, நீங்க வந்து, நீங்க மத் மத்தபடி நீங்க பள்ளிய ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா, சமுதாயமே அமையாதுங்க. அங்க தான் அ ஏன்னா நம்ம வீடுங்கிறது, அப்பா அம்மா தான் உலகம். அவங்க சொல்றது தான் நியாயம், தர்மம் எல்லாமே. அப்போ, நீங்க பள்ளிகளுக்கு போம்போது தான், உங்களுக்கு வந்து, சமுதாயத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க, இங்கே வந்து அ எல்லாரும் க்யூ கட்டி நின்னு தான் வாங்குறாங்க, வயது வித்தியாசம் இல்லாம, நம்ம வந்து நம்ம உரிமைய கேக்கிறதுல தப்பு இல்ல, இது மனிதர்கள் வாழும் உலகம், அப்படின்ற ஒரு புரிதல்லாம் வந்து, நம்ம நம்ம பள்ளிகளுக்கு போம்போது, கல்லூரிகளுக்கு போம்போது, நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கும் போது, இந்த மாதிரி, அ இந்த மாதிரி சில கலைஞர்களும் வந்து, அதை வலியுறுத்துற மாதிரி சில படைப்புகள் கொண்டு வர்றதும், கண்டிப்பா இருக்கும். அந்த வகையில, அ இ இன்னொரு பாட்டுமே, எனக்கு வந்து ரொம்போ ஒ ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, அதுவுமே ஏஆர் ரகுமானோட பாட்டு தான். அது ஆனா சமீபத்தில, சமீபத்துலனா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி வந்திருக்கும். அது வந்து அ, "வெள்ளைப்பூக்கள் உலகம் எங்கும் வளர்கவே" அப்டின்னு ஒரு பாட்டு.
<laughs> ம். ம். கண்டிப்பாங்க, ம். ம். சரி. ஆமா, ஆமா. ம். ஆமா. சரி. பள்ளில தான் வரும். <snorts> ம். ம். ஆமாங்க, ம். நீங்க ம். ஆ, என்ன பாட்டு? சரி. ஓ! ஓ! என்ன பாட்டுங்க? ம், ம். ஓ! ஆமாமா அது ஒரு அளம் அருமையான பாட்டாச்சே! ஆ.
ஹா, ஆமாங்க. அந்த பாட்டு வந்து, "கன்னத்தில் முத்தமிட்டால்" அப்படின்ற ஒரு படத்துல வந்தது. அந்த படம் வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதற்கப்புறம், அந்த பாட்டுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்னன்னா அது
அ. ம், ம். சரிங்க. ஆ. ம். அது எது பத்தி இருக்கும்? சொல்லுங்களேன்.